அ, முழுசு, முழுசா போட்டு நல்லா வந்து பொன்னிறமா வப்பாங்க. அத வணக்குனாங்கன்னா, நம்ம போய் எடுத்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வெந்துரும், எண்ணெயிலேயே. ம். அ அதை வணக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தக்காளி அப்டிதான் பண்ணுவாங்க, முழுசாவே போட்டுருவாங்க. அ, அது நல்லா பூச்சி இல்லாத பழமா பார்த்து அறியவே தேவையில்ல. அப்டியே முழுசா போட்டு அ அது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா வந்துட்டு
ஓ! சரி, சரி, சரி. ம்ஹ்ம். சரிங்க.
அந்த அ அந்த தோல் அ அதேதாங்க. தோல் உறிஞ்சு, அ அந்த சாறு வெளிய வந்து அது மறுபடியும் வந்து அபடியே கூழாட்ட ஆகும். அ அந்த அளவுக்கு வணக்கிருவாங்க அம்மா. ஆ வணக்கிட்டு இப்ப எல்லாத்தையும் போட்டு அ அப்பலாம் அ நான் சின்ன வயசுல ஒரு 5ஆது படிக்கிற வரைக்கும். அ ஆட்டுக்கல்லல ஆட்டுவாங்க. அ அதுக்கப்புறம் மிக்ஸி வந்துருச்சு அப்டிங்கிறனால, அ மிக்ஸில எல்லாத்தையும் போட்டு அரைச்சுட்டு, கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு, ஆ குழம்புக்கு தேவையான உப்ப அப்பவே போட்டுருவாங்க அம்மா எப்போமே.
தோழலாம் சுத்துரளவுக்கு வச்சுப்பாங்க. ஆஹம். ஒ, ஒ, ஓ. சரி, சரி, சரிங்க. ம்ஹ்ம். சரி. ச ஓ! அரைக்கும் பொழுதே, ஆஹ. சரி.
ஆமாங்க. அதாவது தண்ணீ ஊத்திட்டு, அ அதுக்கப்புறம் கையில பார்த்துட்டெல்லாம் போடவே மாட்டாங்க. அவிக்கும்போது போடுவாங்க, கரெக்ட்டா இருக்கும்
ம். <laughs> ஆ. அதுதான், அதுதான். அது அவங்களுக்கு அந்த கை பக்குவம் சமைச்சு தேங்காய் சேர்க்க மாட்டாங்களா இதுல?
ஆமாங்க. ஆமாங்க. ஆஹ இல்லைங்க. எங்க வீட்ல தேங்கா வந்து அதிகமா சேர்க்க மாட்டோம் அப்டிங்கிறனால. அ தேங்காய் சேர்க்கவே மாட்டாங்க கருவாட்டு குழம்புக்கு. அப்புறம், அ இப்ப என்ன பண்றதுன்னா, மறுபடியும் அ ஒ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி, அ கறிவேப்பிலை போட்டு அந்த பட்ட மட்டும் இப்ப மீதி இருக்கும். அந்த பட்டைய மட்டும் போட்டு, அந்த மணம் வர வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த அரைச்சு ஊத்துனத உள்ள ஊத்தி, அ கொஞ்சம் புளி கரைசல் ஊத்திருவாங்க.
சரி, சரி, சரிங்க. பரவால்ல, ம். ம். ஓ! ஓ! ஓ!
ஆ ஊத்தி நல்லா கொதிக்க வைப்பாங்க. அந்த மணம் தாங்க. அந்த மணம் அப்டி கொதி அந்த புளிக்கரல்ல ஊத்தி கொதிக்க வைக்கும்போது, நல்லா மனம் வருங்க. கருவாடே போட தேவையில்ல. கருவாட்டு குழம்பு மனம் வந்துரும் அப்ப.
அ அத் அது பூண்டு போடுவாங்களா? நீங்க அந்த புளி குழம்பு மாரி தானே அத
ஆ ஆமா, ஆமா. அது அந்த வெங்காயம் சொன்னாங்கல்ல. அது வணக்கும்போதே, முழு பூண்டு மு முழுசு ஒரு இஞ்சியும் போட்டுருவாங்க. ஆ அத ச என்னா சீவ கூட மாட்டாங்க. ஏன்னா மிக்ஸியில அரைச்சுரும் அப்டிங்கிறதுனால, அந்த வெங்காயம் வணங்கும்போது அந்தயும் அந்த 2யும் சேர்த்து தான் வணக்கிருவாங்க.
ஆமா. ஓ! சரி, சரி, சரி, சரி. ஆமா, ஆமா. சரி, சரி, சரி. ரொம்ப அருமையா சொல்றீங்க. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுனா அதுதான். அது என்னோட பாட்டி செய்யும்பொழுது சூடா சாதம் இருக்கும். சுட, சுட அங்கலாம் வந்து இந்த, பொன்னி அரிசி தான் நாங்க கொஞ்சம் மட்டை அரிசின்னு சொல்லுவோம்னால குண்டு, குண்டு அரிசி தான் கிடைக்கும். அந்த அரிசிக்கும் இந்த சா இந்த குழம்புக்கும் வந்து அவ்ளோ அருமையா இருக்கும். அப்பா! ஆ. <chuckles> ம். ரொம்ப அருமையா இருந்தது நீங்க ம்.
ம். <chuckles> ஆஹா. ஆமாங்க. சரிங்க. ஆமாங்க. மென்னு சாப்படுறக்கு நல்லா இருக்குங்க. <chuckles> அ அப்புறம் அ அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அ கருவாடு எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டாங்க அப்டின்னா, ஆ சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மனம் அ எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லுவேன். அ எங்க இருந்தாலும், யார் வீட்ல அதுவும் இ அ கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்ச காலத்திலல்லாம் எப்டி இருந்துச்சு எனக்கு அப்டின்னா? நான் மணத்த வச்சு உப்பு இருக்கா? இல்லையான்ன்லாம் சொல்லிட்டு இருப்பேன். ஆ. ஆமாங்க. எல்லா குழம்புலயும் எல்லா குழம்புலயும் சொல்ல மாட்டேன். அந்த கருவாட்டு குழம்புனா மட்டும் சொல்லுவேன். <lip trill> ம்.
ம். ம். ம். கண்டிப்பா. ஆமாமா. ம். ஓ! அந்த அளவுக்கு நீங்க அதல எக்ஸ்பெர்ட் ஆயிட்டீங்க. சமச் சமச்சது சாப்பட்டு சாப்பட்டு. ம். எனக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது எப்டி மனத்துல வந்து உப்பு இருக்கா? இல்லையானு தெரிய வரும்?

அது அ நீங்க வேணா ஒருக்க முயற்சி பண்ணி பாருங்க. உப்பு போடாம கொதிக்க வச்சு மோ மோந்து பாருங்க. ஒரு மாரி ஸ்மெல் வரும். அ உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஆ ஆஹா பச்சை வாசனை இலைங்க. இப்ப நான் சொன்னேங்கள்ல எங்க அம்மா வந்துட்டு. ஆ அரைக்கும்போதே உ உப்பு போட்டுருவாங்க அப்படின்னு. அ அப்படி போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லாவே வந்து அந்த கொதிச்சு வர அந்த மணத்தில, உப்பு உப்போட மணமும் அப்படியே லைட்டா வரும். ஆ. ஆனா வந்துட்டு அ அ சிலர் என்ன பண்ணுவாங்க அப்ப்டின்னா ஆ எங்க இப்ப எங்க அத்த வீட்டுக்கெல்லாம் போனோம் அப்ப்டின்னா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் உப்பு போடுவாங்க. அப்ப அந்த மனத்தையும் நான் வந்து ஸ்வாச்சு ஸ்வாட்சு பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறனால, அ எனக்கு 2 டிஃப்ரெண்ட் தெரியும். கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா, ஓ உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்பே. எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஆ.
அ. அப்டீங்களா? இந்த பச்சை வாசனை வருமா? அ. அ. அ. ஆமாங்க, ஆமாங்க ஆமா. ஓஹோ ஓ! சரி சரி. ஓ! அதுதான், அதுதான். அதான் அதான். ஆ. ஓ! அது அதான் எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. ஆனா நல்லாயிருக்கு. உப்பு வந்து நம்ம சுவையில தான் சேர்த்திருக்கோம். ஆனா முகர்ந்து பார்க்கும்பொழுது அது தெரியும் அப்படிங்கிறது எனக்கு இல்ல. நான் இனிமே வந்து சமைக்கும்பொழுது நான் வந்து முயற்சி பண்ணி பாக்குறேன் அதே.
ம். ஆமாங்க முயற்சி பண்ணி பாருங்க. 2 மனத்தையும் நீங்க ஒருக்கப் ஒருக்கப் மோந்து பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும். அ உப்பு இருக்கிறது எப்படி மனக்கும், உப்பு இல்லாத எப்படி மனக்குன்னு தெரியும். ஆனா அதுக்காக எல்லாத்துலயும் தெரியுமனா தெரியாது. அந்த கருவாட்டுக்கு மட்டும் தான் நான் பார்த்து வச்சிருக்கேன்.
கண்டிப்பா, கண்டிப் அந்த கருவாட்டு கொழுப்பட்டு. அ. அதது சின்ன வயசுலேருந்து நீங்க அத விரும்பி சாப்ட்டு சாப்ட்டு, உங்களுக்கு வந்து அதல இருந்து அந்த சொல்லுவோல, உச்சி முதல் பாத வரைன்னு அந்த மாரி அதுல இருக்க எல்லாமே உங்கள உடம்புல அப்படியியே ஊறி போயடுச்சுங்க. அதனால தான் உங்களால அத அழகா கண்டுபிடிக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க. அ ஆனா நல்லாருக்குங்க. என்ன வச்சு நல்லா கிண்டல் பண்ணுவாங்க. கருவாட்டு குழம்புனா அது அதாவது அந்த நான் சொன்னேங்க 20 அடியில அந்த பக்கம் இருப்பேன்னு. அ ஓடி வருவேன் அப்பல்லாம். அ மத்த நாள்ல என்ன பண்ணுவேன்னா, வந்துட்டு அப்படியியே படுத்து தூங்கிருவேன். இல்ல வந்துட்டு அ பேக்க தூக்கி போட்டு அ முகம் கழுவறது அத கூட பண்ண மாட்டேன். அ இந்த கருவாட்டு குழம்புனா என்ன பண்ணுவேன்னா, ஓடி வந்து பேக்க வச்சுட்டு ஆமாங்க. அம்மா வந்து அ முகம் கைகால்லாம் கழுவாம சமையல் அறைக்குள்ள வரக்கூடாதுன்றுருவாங்க.
கண்டிப் அ. ஆமா, ஆமா. ம், ம். அதுதான் அதுதான் அதுதான். மொத வேலையே சாப்பாடு தான்.